.அது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியாதுங்களா? இவுங்களோட உறவு நம்ம நீட்டிக்க முடியுமா? முடியாதா? அப்படின்னு சொல்லி அத நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்களா?
ம். அதே. அதுக்கு கொஞ்சம் நல்ல திறம தான் இருக்கணுனு தான் நான் சொல்லுவேன். நமக்கு தான் அந்த திறமை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறனால
<laughs> அம்மி. இழுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற ஆள் நம்பங்க.
ஆமா. அதுனால அதுனால பாக்கிற எல்லாத்தையும் கெட்டவங்களா பாத்துட்டு இருந்தா நம்மள வாழ முடியாது, அப்படிங்கிறனால
ம், ம். இப்போ மன்னி
யாராவது ஒருத்தர் வேணுந்தான. அம்.
கண்டிப்பா. இப்ப மன்னிக்கிற ஒரு குணம் நம்ம கிட்ட இருக்குது. அதனால நம்ம மன்னிச்சி, நம்ம அந்த உறவ மறுபடியும் நம்ம இன்னி ஏத்துக்கறோனு வச்சுக்கோங்களேன். எ எதாவது உறவு வந்து உங்களை கைவிட்டு போயிருக்குங்களா? இந்த மாதிரி நீங்க மன்னிக்கவும் இல்ல. ஆனா, அவுங்க வந்து மறுபடியும் உங்கள்ட்ட சேரவும் இல்ல. அது அப்படியே போயிடுச்சு அவ்வளதான். இதுக்கப்புறம் அவுங்கள நம்ம பாக்க கூட மாட்டோம் அப்படின்னு எதாவது உங்களுக்கு பிடித்தமான உறவு எதா களா?
ம். ம். ம். ஆ, இருக்குங்க. அதாவது ஒரு குறுகிய கால உறவுன்னு சொல்லலாம். ப பள்ளி, அ சாரி, கல்லூரி பருவத்தில வந்து கெடைச்சது. ஆ நல்லா படிச்சுட்ருந்தோம். ஆ. 2 பேரும் வந்து தோழிகளா மாறல, அ ஒரு 1 2 வருடங்கள்ல வந்து நான் 1 பெஞ்சில இருப்பேன், அந்த பெண் வந்து கடைசி பெஞ்சில இருப்பாப்படி. அ கடைசி அந்த 3வது வருடத்தில தான் கொஞ்சம் பழகுறோம். அ, ஆனா வந்து சில குணாதிசயங்கள் எங்க 2 பேத்துக்கும் ஒத்து வல்ல. இப்ப நம்ம வந்துட்டு, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சண்ட தான்னு வச்சுக்கோங்களேன். அ. அப்படி இருக்கையில
ம், ம். ஆமங்க. ம். ம். ம். ஹ்ஹ, சரிங்க. ம்.
அது சண்டையா மாறிடுது. அ ஒரு வ ஒரு ஒரு விதத்தில என்ன ஆகுது அப்படினா, ஆ, நீ ஏன் அப்படி பண்ற? நீ ஏன் இப்படி யோசிக்கிற? அப்படிங்கிற மாரி வரும். <laughs> ஏன்னா நமக்கு தான் ஒத்தே வல்ல அல் ஏற்கனவே அப்படிங்கும் போது, அ இ 2 வருடமா நான் பழகுன ஒரு தோழி கிட்ட பேசாத நீயி, அப்படின்னு அவ வந்து சொல்லுவா.
ம். ஆமா. அ, அ. ம். ஆமா. ம். ஓ! ஆ. பாருங்க எப்படி ஒரு, <laughs> உங்க
ஆஹே, அது வந்து ஏத்த. ஆமா. எ நான் தான உன்னோட தோழி இப்ப. நீ வந்து அவ கிட்ட பேசாத. எப்போமே 1 தோழி வெச்சிகணும். 2 வெச்சொம்னா, இந்த பிரச்சன வந்துட்டே இருக்கும்.
ம். ம். <laughs>
நா என்னா சொல்லுவேன்? ம். நான் வந்து 2ப்- 2 வருடமா அவ எனக்கு பழக்கம். நீ இப்ப தான வருஷத்தில தான் நீ வந்திருக்கிற, அப்படிங்கம்போது அது ஒத்துக்க முடியல அவனால. அ அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அது ஒரு மாரி சண்டையாகி, இல்ல இல்ல என்னால இது இதுக்கு மேல உன்ன உன்கூட சமாளிக்க முடியாது, அ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சோம். அது அப்படியே விலகிடுச்சு. அது அப்படியே போயிடுச்சு ஆனா
கண்டிப்பா, கண்டிப்பா. அ. ம். ம். ஓ. ம். ம். ம். ம்.